ஆ நீங்கப் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆ பசங்கள வந்து ஸ்கூல்ல போய் சேக்கறதுக்கு அடிக்கடி ஸ்கூல மாத்துவோம். இல்லாட்டா, ஒரு ஊர்லருந்து இன்னொரு ஊர் போம்போது ஸ்கூல மாத்துற மாதிரி இருக்கும். இல்லாட்டா, ஒரு ஸ்கூல் பிடிக்காம இன்னொரு ஸ்கூல் போயி, அ அவனச் அவுங்கள சேக்கிற மாதிரி இருக்கும். ஆ இந்த மாதிரி ஒரு ஆ தருணத்துல வந்து என்ன மாதிரி ஸ்கூல்ல வந்து அவுங்கள சேக்கணுங்கிறது எப்போதும் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம வந்து இவன இவங்கள அரசுப் பள்ளியில சேக்கலாமா? இல்லாட்டா, தனிப்பள்ளியில சேக்கலாமா? ஆ இந்தக் குழப்பம் எல்லாருக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இதைப் பத்தி உங்களோட கருத்து என்?
ஆமா. ஆ, இப்போ ஒரு ஒரு பள்ளியும் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எதுல சேக்கலாம்ங்கிறதுல குழப்பம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இதுல வந்து 3 வகையா நம்ம வந்து பள்ளிகளைப் பிரிச்சுக்கலாங்க. ஒண்ணு அரசுப் பள்ளி, ஒண்ணு தனிப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொண்ணு கூட இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து தனியாரால் அ பார்த்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசுப் பள்ளிகள். அதாவது அ தனியார் பள்ளிகள் தான். ஆனா அரசு பாதி செலவு பாதி வந்து அவுங்களுக்கு பணம், 8ஆம் வகுப்பு வரை இருக்குற மாணவர்களுக்கான உதவிய வந்து அரசு தரும். அதுக்கு பேரு வந்து ஆங்கிலத்துல மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. ஆ அ அந்த
அ. ஓகே. அப்டீங்களா? இதைப் பத்தி எனக்குத் தெரியாது. இது நீங்கச் சொல்றது ஒரு ஒரு புது வ விஷியமா இருக்கு.
அ. ஆமா. இது வந்து மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூல். இது என்னன்னா அரசு கொஞ்சம் உதவி பண்ணும். ஆனா முழுமையா உதவி பண்ணாது. தனியார் தான் நடத்துவாங்க. அரசு சில உதவிகளைச் செய்யும் 8ஆம் வகுப்பு வரை இருக்குற மாணவர்களுக்கு அப்டியும் இருக்கு பள்ளிகள். இப்போ அரசுப் பள்ளி அப்டின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க, முழுக்க அரசால் நடத்தப்படுறது. அதுவும் வந்து மாநில அரசுதான் இது நடத்துது. மத்திய அரசுலாம் கெடையாது. அப்போ என்ன நடக்குது அப்டின்னு பாத்தீங்கன்னா முழுக்க எல்லாம் இலவசமா குடுக்குறாங்க. மதிய உணவு, காலை உணவு அப் அப்புறம் வந்து சீருடை, புத்தகங்கள், செருப்பு இன்னும் பெரிய வகுப்புக்கு போனா வந்து மிதிவண்டி, மடிக்கணினி இப்படி வந்து எல்லாமே இருக்கு. பாடப்பை, பாடப்புத்தகத்த கொண்டு போறதுக்கு பை எல்லாமே குடுக்குறாங்க. ஆசிரியர்களும் வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் ஆசிரியர்கள தான் அங்க முத இது தலைமை ஆசிரியர் எல்லா வகுப்பு ஆசிரியரும் எல்லாருமே இருக்காங்க. இதுல என்னெல்லாம் நல்ல விஷியம் கெட்ட விஷியம்னு பாத்தீங்கன்னா அரசுப் பள்ளியில இதெல்லாம் இலவசமா கிடைக்கிறது நல்ல விஷியம்.
அப்படிங்க ஆஹம். ம்.
அதுக்கப்பறம் பாத் அ.
சரி. இது அ <clears throat> இப்ப இப்ப அர அரசுப் பள்ளி இந்த அரசுப் பள்ளிகள் நீங்கச் சொல்ற இந்தச் சலுகை எல்லாம் எல்லா பள்ளிகளிலும் கெடைக்குமா? அதாவது தமிழ் அ தமிழநாட்ல இருக்க எல்லா பள்ளிகளிலும் கெடைக்குமா அது?
சொல்லுங்க. ம். ம். ம். ஆமா. எல்லா அரசுப் பள்ளிகளிலும் இதெல்லாம் கெடைக்கும். இது போகப் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குப் பள்ளி கட்டணம் கிடையாது. முற்றிலும் இலவசம். இது போகப் பாத்தீங்கன்னா வந்து அந்தக் கட்டடம் வந்து எப்டி இருக்கணும் அப்டின்னு இது தான் நாம பாக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் இலவசங்கறதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷியமா தான் எல்லாருக்குமே இருக்கும். "பரவா இல்லயேடா எல்லாம் இலவசமா கிடைக்குது. ஃபீஸும் கட்ட வேணாம். முற்றிலும் இலவசம். அப்பக் குழந்தைங்க வந்தா போதும்" அப்டிங்கிற மாரி நம்ம நெனைக்கிறோம். இப்பதான் வந்து அதுல என்னென்னலாம் நமக்குக் குறைபாடு நாம நினைக்கிறோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர்கள் வந்து எல்லாருமே சரியா பயின்று வந்த ஆசிரியர்களா? நல்லா ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களா? அப்டின்னு பாத்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் குறைவா இருக்கு. முற்றிலும் வந்து எல்லாரும் கைதேர்ந்த ஆசிரியர்கள்லாம் கெடையாது. ஒரு பாதிக்கு பாதி வந்து கொஞ்சம் சுமாராதான் பாடம் நடத்துறாங்க. அது எதனாலங்கிறது? அது ம்.
ம். அ. அன்ன. இது இப்ப இப்ப நீங் நீங்க நீங்கச் சொல்ற இந்த விஷியம் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்துமா? இல்லனா இல்ல ஏனா, நீங்க நகரத்துல இருக்குற அந்த அரசுப் பள்ளிக்கும், கிராமத்துல இருக்க நகர அ அரசுப் பள்ளிக்கும் நிறைய அ வித்யாசம் இருக்கு. அதாவது இங்க இருக்குற ஆசிரியர்கள் இன் இன்னும் அ பெட்டர்ன்னு நான் நெனைக்கறேன். நீங்க என்ன நெனைக்கறீங்க?
இல் அ. ம். ம். ஆ இப்போ, இது வந்து ஒரு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். அரசுப் பள்ளிகள்ளே, கிராமத்துக்கும், நகரத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா? இங்க நகரத்துல இருக்கறவங்க வந்து ஓரளவு வந்து சரியா நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அ கிராமத்துல இன்னும் கொஞ்சம் வந்து அது குறைவாதான் இருக்கு. பாடம் நடத்துற திறன் ஆசிரியர்களுக்கு. அது ஏனா அந்தப் கிராமத்துலயே அவுங்க தங்கி வேலை பார்க்கும் போது அவுங்களுக்கு அதற்கான ஒரு இதுதான் கிடைக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைல அவுங்க அவ்வளவுதான் கத்துக்குறாங்க. நகரத்துலன்னு வரும்போது, அவுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பயிற்சி எடுத்தவங்களா இருக்காங்க. இது இல்லாம 2டுத்துலயுமே பொதுவா நான் பாத்தது. இந்த அரசுப் பள்ளிகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா? அவுங்களுக்கு வேலை நிரந்தரமான வேலை. அரசாங்க வேலை இருக்கு அப்டிங்கறதுனால அவுங்கள எதுவும் பண்ண முடியாது அப்டிங்கறதுனால தலைமை ஆசிரியர் வந்து முழு பொறுப்பையும் எடு எடுத்துக்குறாங்க. அவுங்கள வந்து சரியா நிர்வகிக்கிறாங்க. அப்டி இருந்தாலுமே சில ஆசிரியர்கள் அதையும் மீறி அவுங்க வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாம கொஞ்சம் வந்து நல்லா பாடங்கள எடுக்குறது கெடையாது. அதனால தான் <lip trill> அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பப்ப வந்து திடீர் திடீர்னு வந்து அவுங்களை வந்து சோதனை பண்றாங்க. உண்மையிலே ஒழுங்கா நடத்துறாங்களா இல்ல சரியா ப பயிற்சி இல்லாம அவுங்களுக்கே சில ஒரு ஆங்கில வாத்தியார நான் பாத்தேன். அரசுப் பள்ளியில அவருக்கே ஆங்கிலம் சரியா பேசத் தெரியல. அப்போ நான் நினைச்சேன், "எப்புட்றா? இவர் எப்படி பாடம் நடத்துவாரு?" அப்டின்னு. அந்த நிலைமை வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அரசாங்க பள்ளிகள்ல வந்து.
ம். அ. அ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அ. சரி. இ இ அந் அந்த அந்த ஆசிரியர அங்க அப்பாயிண்ட் பண்ணு பண்ணவர வந்துதான் நம்ம இத குற்றம் சொல்லணும், இல்லீங்களா? அதாவது ஆ, இது இதுக்கு இதுக்கு வந்து, அரசு தரப்புல வந்து என்னென்ன ஆ, அப ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க?
இது ம். ம். ஆமாங்க. ம். அவங்க வந்து, தலைமை ஆசிரியர் வந்து கடுமையா அவங்கள கண்டிச்சாலும், அவருக்கு ஏதாவது ஆபத்தோ வந்துருமோன்னு அவர் கொஞ்சம் அச்சமா இருக்காரு. தலைமை ஆசிரியர். செரி, அத வந்து புகார் பண்ணாலும் இவரு புகார் பண்ணிட்டாருன்னு, சொல்லி அவரை இடமாற்றம்லாம் பண்ணுவாங்க. ஆசிரியர்களை, இல்லைன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு. இது ஏன்னா, ஒரு ஆ.
ம். நி அ இ நான் வந்து சினிமாவுல தான் பாத்துருக்கேன். இந்த போலீஸ் ஆஃபீசர் எல்லாம் ரொம்ப கடுமையா இருந்தன்னா, அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து பள்ளிகளிலயும் நடக்குமா, என்ன?
ம். இல்ல, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர விட சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது, கொஞ்ச நாள் வேலையில இருந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது அந்த மாரியான கொடச்சல் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை போயிரும் அப்படிங்கறதுனால, தலைமை ஆசிரியரும் கொஞ்சம் வந்து இறங்கி போ வேண்டிய நிலையில தான் இருக்காங்க. இந்த அரசாங்க பள்ளியில. இது ஏன் நான் சொல்றேன், இப்போ, நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேல குடுக்கறேன்னா, அந்த 10 பேரும் எனக்கு பயப்படுவாங்க. ஏன்னா, முதலாளி நான் தான் அங்க.
ஆஹா. ஆஹ்ஹா. ஆஹா! ஆமா, ஆமா. கண்டிப்பா சொல்
நே நே நேரடையா நான் இருக்கன். இதே வந்து, அரசாங்கத்துக்குக் கீழ வரும்போது, அரசாங்கம் தான் இதுல முதலாளியா வருது. அப்போ நேரிடை ஒரு முதலாளி வந்து கெடையாது அவுங்களுக்கு. அடுத்தடுத்த ஒரு இதுல தான் இருக்கதுனால, யாராவது இந்தத் திடீர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா மட்டும் தான், அவுங்களுக்கு ஒரு பயங்கிறதே வரும் பாத்தீங்கன்னா, அரசாங்கப் பள்ளிகள்ல. இது இல்லாம சில நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. அவுங்கள நம்ம குற சொல்ல முடியாது. அதாவது தானே முன்வந்து அர இந்த இதுக்கு வர குழந்தைகளுக்கு நல்ல கல்வியக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய தொழில் தர்மத்த வந்து சரியா பின்பற்ற நல்ல ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா வந்து, அங்க ஒன்று, இங்க ஒன்று. அதாவது ஒரு 5% சதவீதம் இப்படியும் இருக்கத்தான் செய்யறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து, அரசாங்க பள்ளியில் படிச்சா என்ன ஒரு பிள்ளைகளுக்கு என்ன மாரின்னா, பல தரப்பட்ட பிள்ளைகள் ஒண்ணு சேர்றாங்க, அங்க இலவசம்ங்கறதுனால! அ வே வேற வேற பின்னணியில இருக்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க. பாத்தீங்களா, எல்லா வேலைகளிலும் இருக்கிற பெற்றோர்களோட பிள்ளைகளும் அங்க தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த மொழிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அ அவுங்க வீட்டுல என்ன மொழி பயன்படுத்துறாங்க? எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வீட்டுல இருக்கோ, அதை அவங்க இங்க பயன்படுத்துவாங்க, பள்ளிக்கூடத்துல வந்து. அப்படி இருக்கும்போது, கூடப் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது வந்து ஒட்டிக்குது. அதாது அதை அவுங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களோ! அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்னப் பயம் இருக்கு.
ம். அம். ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். சரி. ஓகே.
ஆ, அது 1. இதே வந்து தனியார் பள்ளிக்குப் போனோன்னா வந்து, நான் சொன்ன அதே விஷயம் தான். அதுக்கு வந்து நிர்வா நிர்வாகம் பண்றவங்களுக்கு நேர, கீழ வந்து ஆசிரியர்கள் வேலை செய்யறதுனால பயபக்தியோடு வேலை செய்வாங்க. தப்பா கிப்பா செஞ்சா வேலை போயிரும். உடனே வேலை போயிரும் அவுங்களுக்கு.
ம்ஹ்ம். சரி. நீங்க நீங்கச் சொல்ற இந்த விஷயத்தை வந்து, ஏன் நம்ம அரசுப் பள்ளியில வந்து செயல்படுத்தக்கூடாது? அதாவது ஒரு தினசரி ஒரு ஒரு <clears throat> மேற்பா பார்வையாளர் வந்து ஒருத்தர அப்பாய்ண்ட் பண்ணி இதை வந்து தினம் போய் பாருங்க. எப்படி நடக்குது அப்படி இது இத வந்து தலைமை ஆசிரியர் பண்ற வேலை இல்லைங்களா? அ அ அ அது அது ஏன் அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு தனியார் பள்ளியில பண்ற இந்த ஒரு அ இதை வந்து நம்ப ஏன் அரசுப் பள்ளியில ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க?
ஆ. ம். ம். ம், ஆமா. ம். ஏன்னா இங்க வேலையில இருந்து தூக்க முடியும். அங்க இருந்து தூக்க முடியாதுல. அரசாங்க வேலையில இருந்து தூக்குறதுக்கு பல காரணங்கள் வந்து நீங்க வந்து அதுக்கு ச இதெல்லாம் குடுத்தாவணும். ப்ஃரூப்லாம். அப்படில்லாம் நினைச்சபடி அரசாங்க வேலையில இருக்கிற ஒரு ஆள தூக்க முடியாது. காரணங்கள்
ஆ. ஆ, அப்ப அது அ அதுதான். அப்பன்னா அப்பன்னா அந்த நிலை மாறணும் இல்லைங்களா? அதாவது அதாவது இது இந்த வேலை வந்து எனக்கு நிரந்தரம் அப்படிங்கிற அ மனநிலையோடு நிறைய பேரு இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணாலும் யாரும் என்னை கேட்கப்போறது இல்ல. அப்படின்னு ஒரு அ மனநிலை வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமை மாறுனா தான் நம்ம அரசுப் பள்ளியிலும் நம்மளுக்கு வந்து தரமான <clears throat> அ ஒரு இப்ப கல்வி க கல்வி கிடைக்கும் இல்லைங்களா? ம்.
ஆ. ம். ஆ. கல்வி கிடைக்கும்.அப்ப அது சரிதான். ஆனா வந்து இது அப்பப்போ இந்த ச அதாவது திடீர் திடீர்னு சொல்லி சோதனை பண்றாங்கல்ல. அதை அதிகப்படுத்தணும். அப்புறம் வந்து வேலைய விட்டுத் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னா கொஞ்சம் பயப்படுறதுக்கான நீங்கச் சொன்ன மாரி இருக்கு. ஆனா தனியார் பள்ளியில வந்து சேத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து உறுதியா வந்து அந்த ஆசிரியர் நல்லா இல்லைன்னா, நாம போய் வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லலாம். தலைமை ஆசிரியர்ட்ட. சொல்லிப் புகார் அளிச்சோம்னா, அவர் என்னன்னு கேப்பாங்க. ஒரு 4 பெற்றோர் சேர்ந்து சொன்னாங்கன்னா, வேலைய விட்டு தூக்கிருவாங்க, இவர் சரியில்லைன்னா. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கல்விக் கட்டணம் கொஞ்சம் அதிகம்தான். அத ஒத்துக்கணும். இலவசங்கள் கிடையாது. அதையும் ஒத்துக்கணும். ஆனா கல்வித்தரம் வந்து கொஞ்சம் நம்ம நம்புற அளவுல இருக்கும். நம்ம வந்து இப்ப என்ன யோசிப்போம். ஒரு பெற்றோரா நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு காசு போனாலும் பரவாயில்ல. வாழ்க்கைக்குப் படிப்பு ரொம்ப அவசியம். அப்ப வந்து நான் இந்தப் பரிசோதனை எல்லாம் ஆ
ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஆமா. எல்லா எ எல்லா பெற்றோரும் எல்லா பெற்றோரும் அப்படித்தான் நினைப்பாங்க இல்லீங்களா? அதுல அல்லது நினைக்கிறது தப்பும் கிடையாது. ஆ, ஆனா நம்ம வந்து நம்ம வந்து இவ்ளோ வரி கட்டுறோமே, நம்ம வந்து அரசுப் பள்ளியில ஏன் இந்த மாதிரி ஒரு தரமான கல்வி கொடுக்குறதுக்கு அவங்க ஏன் அ எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆமா. ஆமா. ம். இல்ல. முயற்சி எடுக்காமல்லாம் இல்ல. முயற்சி எடுத்துதான் நகரத்துல நீங்கச் சொன்ன மாரி கிராமத்துல இருக்குற அரசுப் பள்ளிகளுக்கும், நகரத்துல இருக்குற அரசுப் பள்ளிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா வந்து இப்போ நகரத்துல இருக்க பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கச் சரியா சொல்லித் தரலைன்னா, நாங்க வந்து முற்றுகையிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதனால கொஞ்சம் கல்வித்தரம் ஓரளவு உயர்ந்து தான் இருக்கு. இருந்தாலும் வந்து தனியார் அளவுக்கு வந்திருக்கா, அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் வரணும். அதுக்கு வந்து அ, 1 பண்ணா நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே கல்வி தான். தனியாரும் கிடையாது. அரசாங்கம் வெளிநாடுகள்ல அந்த மாரி இருக்கு. வெளிநாடுகள்ல வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் பள்ளிகள்ல தான் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஐரோப்பா நாடுகள்ல இருக்கிறதா எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. அப்படி கொண்டு வந்துட்டா, எல்லா பிள்ளைகளும் வந்து ஒரே இடத்துல படிக்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாரி பிரிவினை இருக்காதுன்னு எனக்குத் தோணுது.
ம். ஆஹ. ஆஹ. ஆ. ஆ. ம். ம்ஹ்ம். ஆமா. ம். <shushes> <shushes> நல்லா, நல்லா சொன்னீங்க. இதுல வந்து இதுல வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, இந்த இடத்துல! அதாவது என்னோட கல்வித் தரத்தை பத்தி பேசும்போது, <clears throat> அ ஒரு பள்ளியை மதிப்பிட அ படிப்பு தேர்ச்சி மட்டுமே போதும்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
ஆஹ். ம். ம். ம். இல்ல. படிப்பு தேர்ச்சி இல்லாம ஒழுக்கம் சொல்லித் தரணும். அதுக்கு அப்பறம் வந்து, தூய்மை இருக்கணும். அந்தப் பள்ளிக்கூடத்துக்கு வந்து, வருஷா வருஷம் இப்போ வந்து கட்டாயமா அரசாங்கம் எல்லா பள்ளிக்குமே அரசாங்க பள்ளியும் சேரி, தனியார் பள்ளிக்கும் நெறைய விதிமுறைகளைக் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து, அங்கங்க வந்து நீங்க இந்த அ தீ அணைப்பான் வைக்கணும். அது இல்லாம எந்தப் பள்ளிக்கூடமும் இயங்கவே கூடாது. அப்பறம் பேருந்துகள் இயக்குனா யாரா இருந்தாலும் மஞ்சள் கலர்ல அது இது பண்ணி, அதுக்கு வந்து தேர்ச்சி அந்தப் பப் பேருந்தை இயக்குறதுக்கான சான்றிதழ் வருஷா வருஷம் வாங்கணும். அந்த வேகத்தடை சான்று, அந்த மாரிலாம் இருக்கு. அப்பறம் வந்து, ஒரு இது கழிப்பறை எல்லாம் சுத்தமா இருக்கான்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் வந்து சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அதுக்கும் சான்றிதழ் இருக்கு. அப்பறம் கட்டட அமைப்பு! கட்டடம் இடிஞ்சு விழுகிற மாரி இருக்கான்னு சொல்லி, அதுக்கு ஒரு இருக்கு. ஏனா இதெல்லாம் வந்து நான் நேரே போய்ப் பாத்திருக்கேன். இத்தனையும் இருந்தாதான் நீங்க ஒரு பள்ளிக்கூடமே வந்து நடத்த முடியும். அதுனால, அதெல்லாம் நல்லபடியா தான் எல்லாமே இருக்கு. அதுல எல்லாம் குறையே சொல்ல முடியாது. எல்லா பள்ளிக்கூடமும் இப்போ நல்லாருக்கு.
ம். ம்ஹ்ம். ம். சேரி. சேரி. ஓகே. சேரி நீ ஆஹா, நீங்கச் சொன்ன விஷயம் நீங்கச் சொன்ன இந்த இவ்ளோ விஷயமும் வந்து இது வந்து. ஒரு மேனேஜ்மென்ட் சைடு அதாவது நிர்வாகம் சைடுலேந்து நீங்க வந்து நெறைய விஷயம் சொல்லி இருக்கீங்க. ஒரு அ ஒரு பள்ளியை வந்து எப்டி மதிப்பிடணும்னு. அ ஆனா, இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப் ஒ அ உதாரணத்துக்குச் சொல்றீங் சொல்றீங்கன்னா அ விளையாட்டு, கலை, கலாச்சாரம், சமூக அனுபவம் அ இவை பள்ளி கல்வியில் எவ்வளவு முக்கியம்?
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம், ம், ம். ஆஹ், இது எல்லாமே வந்து போட்டிகள்லாம் நடக்குது. ஒரு, ஒரு 2,3 பள்ளிகள் நடக்குற போட்டி. இதுலைலாம் வெற்றி பெற்றுட்டு, இத வந்து அவங்க வந்து வெளியில அவங்களுடைய வெப்சைட் என்கிற இணையதளத்துல போடுறாங்க. அதெல்லாம் பாத்துட்டுதான், மக்கள்லாம் வந்து அந்தப் பள்ளிக்கூடத்திலேயே சேர்றாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம், அவங்க பிள்ளைங்கள பாத்தீங்கன்னா, இந்தத் தலைமுறையினர் இது பூராத்தையும் வந்து ரிவ்யூஸ்ன்னு பாக்குறாங்க, அந்த இணையதளத்துல. பரவால்ல, இதுலைலாம் இருக்கு இந்த பள்ளிக்கூடம் முதல் வ மதிப்பெண் வாங்குது, இதுலைலாம் அப்டின்னு சொல்லிட்டுதான் சேக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வேணும். எல்லா பள்ளிக்கூடத்தோட சேந்து, போட்டி போடுற அந்தத் திறமை, அதுல வெற்றி அடைஞ்சதெல்லாம் வந்து போடுறாங்களே இணையதளத்துல புகைப்படங்கள.
ம். ம்ஹும். ஆஹா. செரி. சரி, ஆ, இவ்வளது இவ்வளோ தூரம் இத பத்தி பேசினோம். ஆனா, இப்ப வந்து ஆ, பெற்றோர் வந்து ஒரு ஆ, பள்ளிக்கூடத்த தேர்வு செய்யும் பொழுது, <clears throat> ஆ, பொருளாதாரம் பெரிய கட்டுப்பாடாக இருக்கும் குடும்பங்கள், பள்ளி தேர்வை எப்படி ஆ, யோசிக்க வேண்டும்?
ம். ம். ம். ஆ, அது நல்ல விஷியம். என்னன்னா, நல்ல பெற்றோர்கள், என் குழந்தையை நான் ஒழுக்கமா வீட்ல வளக்க முடியும்ங்கிற தைரியம் இருக்கவங்க, அரசு பள்ளியிலேயும் சேக்கலாம். சேத்தா, ஆனா, விட்டுல ஒழுக்கத்த கற்பிக்கணும். கெட்டுப் அதாவது, ஒரு தவறான இதுக்குப் போயிற கூடாது, பல பிள்ளைகளோட சேந்துனு. இல்ல, அந்த பிள்ளைய என்னால அவ்ளோவா கவனிக்க முடியாதுங்கிறவங்க, கொஞ்சம் செலவு பண்ணி ஓரளவு தனியார் பள்ளிலே, கொஞ்சம் கட்டணம் இருக்குற பள்ளிகள்லாம் இருக்கு. நான் சொன்ன மாரி, மேனேஜ்மெண்ட்னு சொன்னேன் பாத்தீங்களா, 2ம் பாதி, பாதி இருக்குது. அங்கலாம் கொண்டு போய் சேக்கலாம். அங்க அதிகம் கட்டணம் கெடையாது. அப்போ உங்களுக்கு பொருளாதாரமும் மிச்சமாகும், அதே நல்ல கல்வியும் கெடைக்கும்.
ம்ஹ்ம். ம். சரி. ஆம். செரி. ஓ, நல்ல நல்ல சொன்னீங்க. இதுவரைக்கும் நீங்க நீங்க சொன்ன ஆ, சிந்தனைகள் மி மிக அற்புதமாக இருந்தது. மிக செம்மையாக இருந்தது. ஆ, இதுவரைக்கும் உங்கள் அனுபவங்கள், சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி!
ம். மிக்க மகிழ்